கையில வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணு வந்து என்னமாரியே கொஞ்சம் சமையல்லல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் சமைச்சுட்டு இருந்தேன்னா. பின்னாடியே வந்து அந்த வெங்காய போட்டு எடுத்து உரிப்பா. நான் சொல்லுவேன் கண்ணு
ஓஹோ! ஆஹா, சரிங்க.
சொல்லுவேன். நான் கேட்க மாட்டா! அந்த வெள்ளை பூண்டெல்லாம் இருக்கும் இல்லேங்களா! அந்த பொட்டல்லாம் அப்ப ஒரு ஒரு ஒவ்வொருமாரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுத்துறது தான். 1 நாள் வெள்ள பூ நெறைய தோளா இருக்கிற பொருள குடுத்துறது. அது கொஞ்சம் உரி சாமின்னு <laughs> அந்த மா
ஆஹா. ஆமா, ஆமாங்க. ம். ம்ஹ்ம். <chuckles> ஆஹ, அருமைங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வார இறுதி நாட்கள்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கொஞ்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வளா ஒரு மைதானம் ஒன்னு இருக்கு. அந்த உட்பட்ட மைதானம். அங்க யார் வேணாம் விளையாட்லாம். அந்த பசங்கலாம் நல்ல குழுவா விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து சிறப்பா இருக்கு. அந்த 1 நாள் தானே விடுமுறையில இருப்போம். ஆனா நாங்க எடுத்துக்கிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்காக அந்த 1 நாள் சலிப்பு வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்க போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு.
ஓஹோ! சரிங்க. ம். சரி, சரிங்க. ம். ஆமாங்க. ஆமா, ஆமா. ஆ.
4 மணி அளவுல வீட்ல இருக்கிற அந்த பால் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம் இல்லேங்களா! அந்த பந்துகள எல்லாம் எடுத்துட்டு போயிட்டோனா, அ வளாகத்தில போட்டு விட்டுட்டு ஜாலியா விளையாடுங்கன்னு விட்டுர்றது. நாங்க அந்த புல் வெளியா பார்த்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டோன்னா. அவுங்க 2 மணி நேரம், 3 மணி நேரம் நல்லா விளையாடிட்டு வராங்களா! அப்ப அவுங்களுக்கு அந்த கவனம் மாறிடுது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்பிடினாலே நம்ம டிவி முன்னாடி உட்கார்றதுனால தான, குழந்தைங்களும் அதுக்கு அடிக்ட் ஆகுறாங்க. நம்ம பழக்கத்த நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். நம்ம சின்ன வயசுலலாம் இது இல்லையில. இடையில வந்த பழக்கம் தானே அ
ஆமா, ஆமாங்க. ம். <chuckles> ஆ. <chuckles> அருமைங்க. ம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. ம். ம். ஆ அதேதாங்க அதேதான். ம். அப்போ இந்த பார்க்குக்கு கூட்டிட்டு போகும்போது வந்துட்டு குழந்தைகள் வந்து நல்லா ஒரு பாதுகாப்பா தான் விளையாடுறாங்களா?
இடையில வந்த ஆமா. நம்ம இருக்கிறோம் இல்லேங்களா! கூட பாதுகாப்பா தான் விளையாட வப்போம் நாங்க. <chuckles>
ம். ம். சரி, சரிங்க. ஏன்னா அது ஒரு பயம். எங்காவது போய் சண்டை போட்டுக்குவாங்களோ! அடிச்சுக்குவாங்களோ! அப்பிடிங்கிறமாரி பயம் வந்துட்டே இருக்கும்.
இந்த பெரிய பசங்க எல்லாருமே பால் எல்லாம் அந்த பெரிய கிரிக்கெட எல்லாம் விளையாடுவாங்க. நம்ம ரொம்ப பெரிய கிரௌவுன்டு ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தல அங்க இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த
ம். ஆஹா! ஓஹோ! அந்த அளவுக்கு பெருசுங்களா? சரி, சரிங்க.
அதனால நாங்க என்ன பண்ற அந்த அந்த டோர்னமெண்ட்லாம் சொல்லுவாங்க இல்லேங்களா! ஏதாவது கால்பந்து அதெல்லாம் நடத்துவாங்க. அந்த இடத்துல. ஆனா, இது இப்ப நாங்க சாமி போக ஆரம்பிச்சோம். இப்பிடி ஒரு விஷயம் இருக்குன்னே
ஆமாங்க. ம். ஓஹோ! சரிங்க. ம்ஹ்ம். அடாடா! இவ்ளோ நேரம் வந்துட்டு நீங்க உங்களோட கருத்துக்களும் எப்பிடி உங்க குழந்தைகளுக்கு வந்து ஸ்கிரீனிங் டைம குறைச்சீங்க. அவுங்களுக்கு குறைச்சீங்களே இல்லையோ! உங்களுக்கு தான் மொதல்ல குறைச்சீங்கன்னு சொல்லலாம். அ அந்த அளவுக்கு கொறைச்சு நீங்க வந்து அ குழந்தைகளோட நேரத்த வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு மாத்துனீங்க அப்பிடின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. உங்களுடன் பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.
நன்றி.

ப்ராப்ளம் சால்வ்டு இல்ல. அது வந்து மாற்று வழி. அந்தச் சின்ன திரைய கண்ணை சுருக்கிட்டு இப்பிடி பாக்குறதுக்கும், கொஞ்சம் பெரிய திரையில பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் தொலைவுல.
அ, ஓஹோ! ஆஹா! சரி, சரிங்க. ஆ புரியுது, புரியுதுங்க. தொலைவுல இருக்கு அப்பிடின்னா கண்ணுக்கு வந்து அ ஒரு பாதுகாப்பின்னு சொல்லலாம். ம். <laughs> சரி, சரிங்க. ம்.
அது பாதிப்பு தான். அதுவும் பாதிப்பு தான் இல்லன்னு சொல்லல. கை கையிலயே வச்சுக்கிட்டு இப்பிடியே பாக்குறத விட, அதாவது பர்ஸ்டு நாங்க அதுக்கு மாற்றணும். இப்ப வந்து அது மொதல்ல வந்து அந்தக் கைப்பேசி எப்பிடி விடுவிக்கிறது? அப்பிடிங்கிறதுக்காக எங்களுக்கு மாற்று யோசனை தான் வந்து தொலைக்காட்சினு வந்தது. அப்புறம் அதுல கொஞ்ச நாட்கள் பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து மாத்துறதுக்கு என்ன பண்ணிட்டோன்னா, அவுங்க கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பரவால்லேங்களா! இப்ப அந்த வண்டி எல்லாம் வருது இல்லயா! நம்ம வீட்டுக்குள்ளே கார் மாதிரி குட்டியா குழந்தைங்களுக்கு வேணுன்னா நம்மளோட அந்தப் பக்கத்து தெருக்கள்ல கூட அதெல்லாம் ஓட்டிக்கலாம் இல்லீங்களா! அந்த மாதிரி பைக்குக அந்தமாரிலாம் வாங்கி போட்டுட்டு காசு விரயம் தான். ஆனா நம்ம குழந்தை கண்ணுக்குப் பாதுகாப்பான்னு கேட்டா அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லிட்டு.
ம். ஆமாங்க. ம். ஆமா, ஆமாங்க. ம்ஹ்ம். ஆஹா! சரிங்க. அருமைங்க. ம், ம். ஆமா, ஆமாங்க. ஆமா, ஆமாங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அதாவது நான் என்ன பண்ணுவேன் அப்பிடின்னா, அந்தக் குழந்தைகளுக்கு அ நல்ல வண்ணங்கள் அதிகமா இருக்கிற அ பொம்மைகள்லாம் வாங்கி வச்சுக்குவேன். அ அதெல்லாம் வந்து வச்சிட்டு நம்ம சாப்பாடு ஊட்டும் போது, அ கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட்டாங்க. ஆனா, உங்க குழந்தைங்க எப்பிடின்னு எனக்குத் தெரியாது அப்பிடிங்கிறனால அ உங்க குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப சுட்டித்தனமா இருந்தாங்க அப்பிடின்னா ரொம்பதான் கஷ்டங்க அதெல்லாம். <laughs>
ஆமா. ம். அ. <chuckles> இல்லங்க, அவ்ளோ சுட்டி இப்ப நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு பொருள் காட்டுவாங்க. அது ஒரு நாள், 2 நாள் கையில இருக்கும் மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுருவாங்களா? அடுத்த வாரம் அதும், நீங்கச் சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த ஸ்கிரீன் டைம் மாத்துறது. கரெக்டா அந்த ஆன்லைன்ல ஒரு புத்தகம் கிடைச்சுது. அதுல வந்து, ஆக்ஸசிபில் பிக்சர்ஸ் உள்ள மறைஞ்சு இருக்கும். நம்ம அந்தப் பேன் தண்ணீயில தொட்டுட்டு அதுல எழுதுனோன்னா, அந்த மறைஞ்சிருக்கிற வந்து, வந்து வெளிய தெரிய ஆரம்பிக்கும். எனக்கு இது பாக்க ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு
ம். ஆஹா! சரிங்க. <laughs> ம். சரிங்க. ஓஹோ! ம். ஓஹோ! ம், ஆஹா! அ
உடனே வாங்குனேன். அதிகபட்சம் எவ்வளவு நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க.
ம். ஆ, என்னங்க ஒரு ஒரு மாசம் வச்சிருப்பாங்களா?
3ஏ நாள் தான் <chuckles> எல்லா நீங்க எனக்குத் தண்ணீய வந்து பேனால நிறைச்சு குடுக்கிறது. நான் புத்தகத்த அப்பிடியே தண்ணிக்குள்ள போட்டுப் பாக்குறேன். சொல்லி ஏ கையில வச்சு எழுத்
அச்சச்சோ! ம். அ பாவங்க நீங்க! ம்.
<laughs> ஆமா, அதக் கையில எழுதிப் பாக்கும்போது நேரம் அதிகமாகுதுங்களாம்! அதுனால என்ன பண்ணிட்டாங்க. தண்ணீய எடுத்து வச்சு அந்தத் தண்ணிய அப்பிடியே அந்த புக்ல கொட்டும் போது அந்தப் படங்கள் வந்து அழகா தெரியுது
ம்ஹ்ம். அடடா! <laughs> ம், இத நான் பார்க்கலேங்க. ம்.
அது அதாவது நீங்க

அதுக்கப்றம் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சாப்பாடு ஊட்டும்பொழுது, வேணாம். அப்டின்னு வாய நல்லா இறுக்கி மூடிக்குவா? <chuckles> நாம என்னென்னமோ பண்ணா கூட அத வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட, வெளில போய் வேடிக்கைல்லாம் காமிச்சு அந்த இடத்த விட்டே நகராது. "வேண்டாம்! நோ" அப்படின்னு சொல்லுவா.
<laughs> அ. ம். ஓ அடடா! சரி, சரிங்க. ம்.
நான் என்ன செய்வேன்னா, அந்த மொபைல் ஃபோன்ன வந்து கைகாட்ட ஆரம்பிச்சுருச்சு. "அதுல போட்டு காமிங்க." அப்படின்ட்டு அந்த நெறையா பாடல்கள் இருக்குங்க. சுட்டி கண்ணம்மா, அப்படின்னு சொல்லிட்டு,
ஓஹோ! ம்ஹ்ம். ஆஹா, ஆமாமாங்க. இப்ப ரொம்ப வந்து பிரபலமா போறது அந்த சுட்டி கண்ணமா தான். <chuckles>
ஆம். குரங்கு மாமா, குரங்கு மாம்மா, எங்கே போறீங்கன்னு அந்த பாடல்கள்லாம் நைட்ல கூட நமக்கு வாய்கள்ல வர ஆரம்பிச்சது. அதுவும் ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து, அதுல நெறைய அந்த ஒளியும், ஒலியும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வா கூட சேர்ந்து அந்த இடங்களும் மாறுபடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஓ! உட்கார்ந்த இடத்திலேயே இவ்ளோ வித்தியாசங்கள் பார்க்கறமேன்னு சொல்லீட்டு அடிக்ட் ஆயிச்சு. <laughs> அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இல்ல. ஒரு அது ஒரு கொஞ்ச நாள் தொடர்ந்துதுங்க. அந்த கைபேசி இருந்தா தான் நம்ம வந்து உணவ சாப்பிடுவோம் அப்டிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து வந்தாங்க. நானும் வந்து எவ்ளோ நாள் முயற்சி பண்ணோம். இல்ல அத மாத்தணும்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு நாள் என்னாச்சுன்னா, எதேர்ச்சியா அன்னைக்கு வந்து பவர் கட்டு, ஷட்டவுன் அந்த ஃபுல் டே வந்து அன்னை கெடையாது. இப்ப என்ன இப்ப வந்து நம்மளோட மொபைல்லயும், கைபேசிலயும் வந்து அதுக்குண்டான அந்த சார்ஜ் எல்லாம் இல்ல. ஆஃப்
<chuckles> மனப்பாடம் ஆயிடுச்சு நமக்கே. அ. ஆமாங்க, ஆமாங்க. ம். ம். <chuckles> அதான், அதாங்க. ம். கண்டிப்பாங்க. சரிங்க. ம். சரிங்க. ம். ஓஹோ! ம். அ. ம். கண்டிப்பாங்க.
அப்ப வந்து வேற வழியே இல்லாம, வ நம்ம வந்து காம்பவுண்ட்குள்ளேயே நின்னு ஊட்டிட்டு இருந்த சாதத்த, கொஞ்சம் வாசப்படிய தாண்டி வெளியே வந்து, <chuckles> அந்த செடி கொடியெல்லாம், காக்கா குருவியெல்லாம் காமிச்சு மறுபடியும் ஊட்டும் பொழுது, கொழந்த பழகுது. சரி இன்னைக்கு நமக்கு வந்து கிடையாது. நம்ம வந்து வேடிக்க பாத்து தான் சாப்புடணும்னு அது மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக் இப்பயங்க.
ம்ஹ்ம். ஓஹோ! அ. ஆ. ஆஹா! ம். <chuckles> அருமைங்க. அதாவது இப்ப நம்ம இத்தனை நாள் அந்த முயற்சி எடுக்காம இருந்துட்டோம். அ இப்ப வேற வழி அப்படி இல்ல அப்டிங்கிறனால அந்த முயற்சிய நீங்க எடுத்திருக்கிறீங்க. அ அந்த குழந்தைையும் அத வந்து புரிஞ்சுகிச்சு.
கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அத வந்து பு அப்போ வந்து குழந்தைங்கள வந்து ஒரு விஷயத்துக்கு பழக்கறது ரொம்ப ஈஸி தான். சுலபம் தான். ஆனா பெற்றோர் தான், நம்ம தான் வந்து அதுக்கு தயார் இல்ல. ஏன்னா அப்படி, நமக்கு உட்கார்ந்த இடத்துல க அ கைபேசிய காமிச்சுட்டு ஊட்டும்பொழுது நமக்கு பெரிய சிரமமா தெரியல. நா வெளியில வந்து வேடிக்கை காமிச்சுட்டு நம்ம எவ்ளோ நேரம் தான் இடுப்புலயே வச்சுட்டு ஊட்டு்றதுன்னு, நம்ம சோம்பேறித்தனத்துனால தான் <chuckles> நம்ம குழந்தை ஆமா இதமா. ஓ! கண்டிப்பா. அப்டின்னு நமக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சு அப்புறம் என்ன பண்ணிட்டோனா, அந்த அழைப்புகள தவிர வேற எதுக்குமே அந்த கைபேசிய பயன்படுத்துறதே இல்ல. அதையும் மீறி நமக்கு எதாவது முக்கியமான வேலைகள் இருந்தா கூட, அவங்க தூங்குவாங்க இல்லைங்களா? பகல்ல ஒரு 2 மணி நேரம் தூங்குறாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில தான் முக்கியமான தரவுகள் எல்லாம் நம்ம வந்து அதுல செக் பண்ணிக்கிறது, அப்டேட் பண்றதுன்னு சொல்லக்கூடியது. எல்லாமே வந்து அந்த நேரம் பண்றது. இது இப்படி போயிட்டு இருந்ததுங்களா? இதுல வந்து என்னனா, சில சமயம் பள்ளிகள்லயே வந்து பாத்தீங்கன்னா, என்னோட பையனுக்கு
ம். ஆமாங்க. ம். ம். <chuckles> ஆமா, ஆமாங்க. ம். க கண்டிப்பாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே! அப்படிங்களாம். ம். ம்ஹ்ம். ஓஹோ! ம். ஆமா ஆமாங்க. ம், ம். ம். ஆஹா. அ சரிங்க.

நீங்க எத்தனை மாற்று வழி யோசிச்சீங்கன்னா கூட நம்ம குழந்தைங்க அதுக்கு மாற்று வழி வச்சிருப்பாங்க.
ம். எவ்வளோ ஒரு மூளை வந்து எவ்வளோ பாஸ்ட்டா அவங்களுக்கு வேலை செய்துல்லங்க?
இப்ப <chuckles> மாறிக்கிட்டே நீங்க அவங்கள விட ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நெனைச்சு நம்ம மாறுனோம்னா, அவங்க நம்மளுக்கே பாடம் எடுப்பாங்க. ஆமா. அ. அப்புறமா ஒரு வழியா வந்து அதையும் இதையும் சொல்லி கொஞ்சம் அத வந்து மாத்தி விட்டுவிட்டோம். ஆ எப்டின்னா பக்கத்து வீட்ல ஒரு பூனை குட்டி ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம ஏன்னா அந்த பூனையோட முடியெல்லாம் சில நேரங்கள்ல அந்த உணவில விழுந்துச்சுன்னா நமக்கு வயிறு சொல்வாங்க இல்லைங்களா? அதுனால தான் பயம் போகாம இருந்தது. ஆனா ஏதாவது வந்து அந்த பூனை வந்து எங்க வீட்டுக்கு வந்தது குழந்தை சாப்பிடும் பொழுது அப்ப அவங்களுக்கு வந்து பாக்கும்போது ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு அந்த கொ அந்த பூனை என்ன பண்ணுது எங்க கத்துது எப்டி போகுதுன்னுலாம் பார்த்துகிட்டே இருப்பாங்களா அப்ப எங்களுக்கு இந்தக்கு மாற்று ஆ பரவால்ல அது வந்து இந்த பக்கத்து வீட்டு பூனைக்கு ஓடியிறது சாப்பாட்ட <chuckles> கையில எடுத்துட்டு பூனை
ஆ. <chuckles> அவங்க அதுக்கு மேல ஷாக் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆமா. அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு தான். ம். சரி, சரிங்க. ஆஹா, சரிங்க. ஆமாங்க. ம். ம். ம்ஹும். சரிங்க. ஆஹா, சரிங்க. ஆஹ. ம். ஆஹா. <laughs> ம். ஒ அருமை. <laughs> அதாவது ஆ எந்தெந்த வழில எல்லாம் என் குழந்தைக்கு நான் சாப்பாடு ஊட்ட முடியும் அப்டிங்குறதில நீங்க ஒரு பிஹச்டி பண்ணிட்டீங்கன்னே சொல்லலாம் போல. ம்.
கண்டிப்பா. அப்டி அந்த தொலைக்காட்சியும் வந்து பார்க்கறத வந்து நிறுத்திட்டோம் அதே மாரி வார இறுதி நாட்கள்ல வந்து கேட்கவே வேண்டாம் ஞாயித்துக்கிழம ஆச்சுனா எனக்கு பிடிச்ச படங்கள போட்டு குடுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் தொல்ல பண்ணுவாங்க. அது வந்து இசைகள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் அசைவ உணவுகளெல்லாம் சமைக்கும்பொழுது நேரம் ஆகும் இல்லைங்களா? அதிகபட்சம் 1 மணி நேரத்தை மட்டும் நாங்க வச்சுருக்கோம். அந்த 1 மணி நேரம் மட்டும் பண்றது உண்டு ஞாயிற்றுக்கிழமைகள்ல
அருமைங்க. ம். ம். ம். ஓஹோ சரிங்க. ஆமாங்க. ம்ஹ்ம். ஆ. அது பரவாயில்லைங்க. அது 1 மணி நேரம் பிரச்சனை இல்ல. நான்லாம் சில நேரங்கள்ல தின தினமும் 1 மணி நேரம்ன்னு வாரத்துக்கு 7 மணி நேரம் குடுத்துட்டுருக்கிறேன்னா பார்த்துக்கோங்க.
குடுத்துட்டு தான் இருந்தோம் அப்ப ஒரு இதில படிச்சேன் அப்பதான் படிச்சேன். அதிகபட்சம் ஸ்கிரீன் டைம் அப்டிங்கிறது குழந்தைங்களுக்கு 30 மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் தான் அதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு படிச்சேன் ஒரு புக்குல படிச்சிருந்தேன் நானு.
ம்ஹ்ம். ஓஹோ! சரிங்க. அதாவது வாரத்துக்குங்களா இல்ல ஒரு நாளைக்குங்களா?
அது பொதுவா போட்டிருந்தாங்க. நான் வந்து அத 1 நாள் கணக்கு எடுத்தேன். அத வந்து ஒரு வாரத்துக்கு மே முடிஞ்ச அளவுக்கு நல்லது <chuckles> தானே அப்டின் சொல்லிட்டு.
ஓஹோ! சரி சரிங்க. ஆஹ. ஆஹா. ஆமா ஆமாங்க. ஆ இப்போ வந்துட்டு அந்த பூனை உங்களுக்கு எதர்ச்சியா கிடைச்சாங்காட்டி அத நீங்க பயன்படுத்திக்கிடீங்க. ஆ வேறு ஏதாவது அ டாய்ஸ்ம் நமக்கு வந்து வேல செய்ல. ஆ வேற ஏதாவது குழந்தைகள வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைகள்ல ஈடுபடுத்தும்போது அவங்க வந்து அந்த ஸ்கிரீன் டைம் குறையிதுன் எதிர்பார்ப்பீங்களா?